வீடுகளே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, சுனாமில வந்து இவுங்க குடும்பமே அழிஞ்சு போச்சாமா. அப்ப இருக்கறது இப்ப இவுங்களோட தலைமுறை மட்டும் தானம்மா! அதுவும் வந்து. அ அவுங்க குடும்பம் மட்டும் வச்சுக்கலாமே! அவுங்க குடும்பம் தான் இருக்கிற தலைமுறை.
இது எப்புடி? இவங்க மட்டும் எப்படி தப்பிச்சாங்க? ஏன்னா கடற்கரையில இருக்கும்போது, எல்லாத்தையுமே தானே இது பண்ணிட்டு போச்சு! இவங்க எப்படி தப்பிச்சாங்களா?
ஆஹா. அவரு மட்டும் தான் வேற எங்கேயோ இருந்திருக்காரு. அ அ அவுங்க 1 ஆள் மட்டும் தான் தப்பிச்சுட்டுருக்காரு.
வேற எங்கேயோ இருந்திருக்காறோ? ஓ, சரி.
அவுங்க குடும்பத்தில எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ங் 1 ஆள் அவரு 1 ஆள் தான் அவுங்க தலைமுறையிலயே 1 ஆள் தான். அந்த மாதிரி 1 குடும்பத்துக்கு 1 ஆள்.
அடடா! வேற வேற இடத்துக்கு போயி்ட்ட போயி்டதுனால தப்பிச்சுட்டாரோ!?

அப்புறம் வேற, அவங்களடய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கும் அந்த மாரி?
ஆமா. ம். இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறைல்லாம் வந்துட்டு நம்மள மாரி தான் இருக்கும். ஆனா வந்து ஆ நம்மளா இருந்தா இந்த மாரி ஒரு இன்னலுக்கு இருக்க அப்புறம் வந்து, அந்த தொழில பண்ண மாட்டோம். ஆ ஆனா வந்து அதே இடத்துல இருக்க மாட்டோம். அவுங்க ஆனா, அதே இடத்துல தங்கி, அதே இடத்துல அதே தொழில பண்றாங்கன்றதே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது.
ஆமா. இப்ப நீங்க கேட்டீங்களா? கடல் நடுவுல போம்போதெல்லாம். ஆ அவங்களுக்கு எப்படி, எந்த மாரி ஒரு பய உணர்ச்சி வருமா மறுபடியும், கேட்டீங்களா?
ஆமா. அவங்க வந்து போய் வர வரைக்கும் வீட்ல உள்ளவங்களுக்கு உயிரே இருக்காதமா. ஆ.
ஆமாங்க. எப்படி இருக்கும். நம்ம ஒண்ணு வேண்டாம் திருச்செந்தூர்லயே எங்கேயாவது நம்ம குடும்பத்தோட போயி குளிக்க போம்போது நம்ம வீட்டுக்காரோ பிள்ளைங்களா, கொஞ்ச தூரம்ந்தான் போய்ட்டு வரஞ்சோன்னாலே, உசிரே போயிரு டே வெளே போகாத, வாங்கடா போதும் குளிச்சது பொதுன்னு தூக்கிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். அப்படி இருக்கும்போது ஒரு நடு கடல்ல ஒரு ஒரு வாழ்வுக்கு வாழ்க்கைக்காக வந்து இந்த மாரிலாம் ஒரு தொழிலிக்கு செய்யும்போது கொஞ்சம் பயமா தானே இருக்கும்.
ஆமா. எப்